அந்த மழை வருகின்ற மண் வாசனை நீங்க அனுபவித்து, உண்டு உணர்ந்து ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? அதை நீங்கள் அப்பிடியே எனக்கு பட்டியலிட்டு சொல்லவும்.
நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்பிடின்னா, ஆ மழை நம்ம வந்து மண்ணுக்கு வரம்போது ஒரு வாசனை இருக்கும் இல்லேங்களா! அ நான் முதல்ல வந்து அத பத்தி சொல்லிர்றேன். என்ன அப்பிடின்னா ஆங்கிலத்தில வந்து அந்த வாசனை பேரு வந்து பெற்றிகோர் அப்பிடின்னு சொல்லுவாங்க. என்ன அப்பிடின்னா அந்த வாசனை வந்து ஆமா.
ஆமா. அப்பிடிங்களா? அது மறுபடியும் சொல்லுங்க. அது என்ன என்னவோ பேரு சொன்னீங்களே! மண் வாசனைக்கு எப்பிடி?
பெற்றிகோர் அப்பிடின்ற ஒரு வாசனை உடனே நம்ம வந்து சொல்றோங்க இல்லயா! நல்ல வாசனையா இருக்கே! ஒரு பூ மாதிரி மனமா வாசனையா இருக்கே! அப்பிடின்னு சொல்றோம் இல்லயா! அதே மாதிரியே வந்து மழை வந்து மண்ணுக்கு வரம்போது, அந்த வாசனை மண்வாசனை பெயர் வந்து பெற்றிகோர் அப்பிடின்னு சொல்வாங்க. இது வந்து நம்ப எல்லாரும் என்ன நினைச்சுருக்கோம் அப்பிடின்னா, அ இந்த வாசன, இந்த வாசனை வந்து மண்ணோட வாசனன்னு நினைச்சிருக்கோம்.
அப்பிடியா? சரிங்க. ஆமா. ஆமா, ஆமா. நல்லா சொன்னீங்க.
ஆனா, அது என்ன எது எப்பிடி வந்து அந்த மண்வாசன நமக்கு வந்து வருது? அப்பிடின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆ, அதில வந்து ஒரு கிருமி இருக்கு.
சரிங்க. அ
ஆ, அது பேர் வந்து
ஓஹோ! நீங்க சொல்றது வந்து அறிவியல் ரீதியான உண்மை அப்பிடித்தானே! அதுக்கு நல்ல தெளிவா நீங்க சொல்லுங்க. அது என்ன நான் கேட்டு கேட்க ரெடியா இருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆமாங்க. ஆம். கண்டிப்பா நான் சொல்றேங்க. என்னன்னா, ஒரு கிருமி இருக்குங்க. மண்ணுல நம்ம எல்லா இடத்திலயுமே அந்த கிருமி இருக்கு. அத வந்து, ஆ ஆக்டினோமைசிட்ஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த கிருமி ஆமாங்க. அந்த கிருமி என்ன பண்ணும் அப்பிடின்னா, அ நம்ப நீங்க தண்ணி ஊத்தி பார்த்துருக்கீங்களா மண்ல? அந்த ஆ முட்ட, முட்டையா வரும் இல்லேங்களா! அந்த காற்று வெளிய அப்ப என்ன பண்ணும் அந்த அடியில இருக்க கிருமியால வந்து, ஆம் அந்த சுவாசம் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஆ ஸ்போர் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்து அ நமக்கு வந்து வெளியிடும் போது என்ன ஆகும் அப்பிடின்னா, அந்த வாசனை வந்து வெளிய வரும். அதுதான் அந்த வாசன தான் வந்து நமக்கு மண்வாசனை, அப்பிடின்னு சொல்றோம். அப்ப அந்தமாரி
அப்புடியா? ஆமா, ஆமா. ஆம். சரி. ஆம். அதாவது இப்ப, இப்ப நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, அதில இன்னும் ஒரே ஒரு இடையில ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து சாதாரணமா வந்து த மண்ணுல ஒ ஒரு செம்பு நெறைய தண்ணிய கொண்டுபோய் ஊத்துறோம். ஊத்தும்போது சின்ன, சின்ன முட்டை மாதிரி இந்த வெளில வருதுன்னு நான் பார்த்துருக்கேன். அந்த முட்டை எல்லாமே கிருமி அப்பிடின்கிறீங்களா?
கண்டிப்பா. நிச்சயமாங்க. ஆமா. ஆமா.